ஆ ஸ்லீப்பர் கோச்ல தான் போனோம். ஏன்னா எ அந்த நாங்க போடம்போது அ ஏசிலல்லாம் கெடைக்கல. அந்த டைம் டக்குன்னு ஆஃபீஸ் மூலியமா அனுப்பி விட்டனால ஆ கண்டிப்பா.
ஓஹோ! அதனால தான் கேட்டேங்க. ஏன்னா ஸ்லீப்பர் கோச்ல போறது ரொம்ப கஷ்டம். ம்.
ஆமா. அதனால, ம் ஏசி எங்களுக்கு அந்த டைம்ல நான் கிடைக்கல. அது நா வரம்போது ஏசி போட்டாச்சு. ஏன்னா முன் பிரே ப்ரிபரேஷனா போட்டாச்சு. ஆனா போகுறதுக்கு கட்டாயமா அந்த மீட்டிங்ல நாங் அட்டெண்ட் பண்ண போணுன்றபோது, போட முடியலங்க. அப்ப என்னாச்சுன்னா, <swallows> ம் நாங்க போன ட்ரெயின் ஃபுல்லா வாடா மாநில பசங்க தான் நெறையா பேரு. அந்த ட்ரெயின்ல வந்து என்னா ஆச்சுன்னா? அந்த டிடிஆர் ரும் வந்து அந்த அளவுக்கு வர வரல. அதாவது என்னா சொல்றதுன்னா! நாங்க ஏறம்போது வந்தாங்கங்க. ஆ வந்துட்டு போனவங்க தான், அதுக்கப்புறம் வரவே இல்லங்க. அவுங்க அந்த பக்கமே வரல. அப்டின்ட்டுருக்கும்போது, இவனுங்கல்லாம் என்னா பண்ணிட்டானுங்க? எல்லாரும் ஒரேடியே ஏறிட்டாங்க. அந்த ஏதோ ஜெனரல் வார்டு எப்படி இருக் ஆ.
<chuckles> சரிங்க. ஆஹா. அடடா! சரிங்க. அ. வரமாட்டாங்க. ம். ஆ. ஆ ஆமாங்க. ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாரும் ஏறிருவாங்க. எனக்கே எனக்கும் அந்த மாரி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அ.
கண்டிப்பாங்க. கண்டிப்பா. இது ஸ்லீப்பர் தானா? ஏன்னா மத்த ஸ்லீப்பர்லலாம் நம்ம போயிருக்கோம் நம்ப ஊருக்குள்ளேயே போயிருக்கும்போது, அது நீட்டா இருக்கும். இது என்னடா? இது?
<laughs> ஆமா. ம். ஆமாங்க.
அன்ரிசர்வேஷன் மாரி இருக்கு. நம்மளுக்கு ஒரு வேள ஆஃபீஸ்ல நம்மள கொலவெறில, நம்பளுக்கு இப்டி போட்டு குடுத்துட்டாங்களா? நல்லா பாருடி டிக்கெட்டன்னு சொல்லி நானே ஃப்ரெண்ட் "இல்ல டீ! ஸ்லீப்பர் தாண் டீ இருக்கு. இவனுங்க இப்டி பண்ணிட்டானுங்க டி" அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் கிளம்பிட்டோங்க. அவனுங்களோட கெட்ட பழக்கமே அவனுங்க அந்த பாக்கு போட்டு துப்புறது தான் பாருங்க. எ யோ! கன்றாாவி ஆ எங்களுக்குன்னு கெடைச்சு நாங்க வேண்டிக்கிட்டே வந்தோம். எங்களுக்கு ஒரு விண்டோ சீட்டாவது கெடைச்சிரணும் 2 பேத்துக்கும் அப்டின்னு வேண்டிட்டு வந்தா விண்டோ சீட் தான் கெடைச்சிச்சு. நாங்க விண்டோ சீட்ல போய் உக்காந்துட்டோங்க. அது ஏன்டா விண்டோ சீட் கிடைச்சிச்சுன்ற அளவுக்கு எங்கள பாடுபடுத்திட்டானுங்க அவனுங்க.
ஆமாங்க. ம், அடடா! சரிங்க. <laughs> சரிங்க. அச்சோ! தாங்க முடியாதது. ம். சரிங்க. ம், அருமைங்க. ம், அட! அவிங்க வந்து என்னா பண்ணாங்க?
பொழிச்சு பொழிச்சுன்னு அத தான் பண்ணுவானுங்க. வேற என்னா <chuckles> அது ஆ. கண்டிப்ப. கண்டிப்பாங்க. எதுக்கு இந்த நம்ம இந்த ட்ரெயின்ல வந்து நம்ம இந்த மீட்டிங்கே அட்டெண்ட் பண்ணியிருக்க வேணாம் போல இருக்கு. இந்த வைரஸ் காய்ச்சல் வந்து நம்மப்பய் படுத்துருவோம் போல இருக்கு டெல்லி லோ பண்றத பாத்தா, அப்டிதான் இருக்கு அப்டின்ற நெலமைக்கு வந்துட்டோங்க. நல்ல வேலை எங்க ப எங்க ஒரு இதுல 3 பேரு உக்காருவாங்கல்ல! நாங்க 2 பேரு, 3 இருக்கிறது வந்து தமிழு ஒரு அண்ணா. ம். இந்த அண்ணா தான் எங்களுக்கு ஒரு தெய்வமாவே இருந்தாங்கங்க மொத்த எங்க ட்ரிப்ப முடிச்சுட்டு வர வரைக்குமே. அந்த அண்ணா வந்து அங்க தா டெல்லில தான் வேலை பாக்குறாங்க போல இருக்கு. இப்ப அவுங்க சொந்த ஊருக்கு வந்துட்டு, அவுங்க டெல்லிக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ எங்களுக்கு நாங்க சொல்லி பாத்தோம், இவனுங்க கிட்ட இங்கிலீஷ்ல சொ அந்த அண்ணா வர்றதுக்கு முன்னாடி அந்த அண்ணா வந்து ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயி ஒரு 1 மணி நேரம், 1-1/2 மணி நேரம் கழிச்சு தான் வந்தாங்க. ஆ ஆமா. எங்க ஸ்டாப்ல ஏறல. ஒரு 2 ஸ்டாப் கழிச்சு தான் அந்த அண்ணன் ஏர்றாங்க. அப்டி இருக்கும்போது, நாங்க சொல்லுறோம் அவனுங்க கிட்ட அ எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே வார்த்த பையா. பையா, டோன் ஸ்பிட் டோன் ஸ்பிட் அப்டி சொல்றது. தமிழ்ல சொல்லி பாத்தோம் அவுனுங்களுக்கு புரியல. ஆ. தமிழ்ல சொல்லி பாத்தோம் அவுங்களுக்கு ஒண்ணும் புரியல! இங்கிலீஷ்ல சொல்றோம் அவனுங்களுக்கு ஒண்ணும் புரியல. அவனுங்க ஒரு ஒரு ஒரு 1௦, 15 பேரா கும்பலா வந்திருக்கானுங்க போல இருக்கு. அவ
அதான் நான் சொல்ல வந்தேன். சரி நீங்க சொல்லட்டும்ன்னு விட்டுட்டேன். <laughs> அடடா! ஆமாங்க. பயம் அதெல்லாம். ம். ஆ சரிங்க. ஆமாங்க. அப்படா! ம். <chuckles> ஆஹா சரிங்க. ஓஹோ! சரிங்க. ஓஹோ! அடுத்த ஸ்டாப்ல! உங்க ஸ்டாப்ல ஏறல? ம். சரிங்க. <laughs> எப்டீங்க கேப்பாங்க? ம். சரிங்க. அ. சரி சரிங்க.
நம்மகிட்ட நம்ப ஏதாச்சும் ஹார்ஷா பேச போயி அவனுங்க நம்மள திருப்பி ஏதாச்சும் பண்ட்டானுங்கன்னா என்னா பண்றது? நம்ம தனியா வேற போறோம் 2 பேரும் கேர்ள்ஸு அதனால வேண்டாம் அந்த பிரச்சனையே வேண்டாம் அப்டின்னு சொல்லிட்டு, நாங்க பொறுமையாவே சொல்லிட்டு இருந்தோங்க ரொம்ப நேரமா. அதுல அவனுங்களுக்கு ஒண்ணும் புரியல. நாங்க சைகைளாம் காமி
ஆமா. பயம் தாங்க. ம். ஆமாங்க. சரி சரிங்க.

ஆ இல்லவங்க, அது வந்து போலீஸால நிப்பாட்டி வச்சுத்தாங்க டிடிஆர், போலீஸ் அவங்க 2 பேரும் வந்து நிப்பாட்டி வச்சிருந்தாங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல. நா யே என்ட
ஓஹோ! அப்போ ஓஹோ! அப்போ வந்துட்டு அந்த டைமிங் வந்து உங்களுக்காக நீங்க எழுதிக் கொடுக்கிற வரைக்கும் அந்த ட்ரெயின் அங்க தான் நிக்கும். ஓஹோ! இது அருமைங்க.
ஆமா, ஆமா. அத் அத வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. ஏன்னா, அவங்க வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க நாங்க கேட்டதுக்கு எங்கள்ட்ட ரூடா எங்கள வந்து ஈவ்டீசிங் பண்ணுற மாதிரி பேசுனாங்க. <tsk> ஏன்னா, எங்களுக்கு தமிழ் தெரியாது. ஹிந் ஹிந்தி தெரியாதுன்னு சொல்லிட்டு அவனுங்க ஈவ்டீசிங் எங்கள பண்ணியிருக்கானுங்க. ஒரு மாதிரி பேசியிருக்காங்க. அந்த அண்ணாவுக்கு ஹிந்தி தெரியுன்றது அவனுங்களுக்கு தெரியல. மாட்டிட்டாங்க. தமிழும் தெரியும். புரியல அவனுங்க வந்து மாட்டிக்கிட்டானுங்க அப்போ அந்த அண்ணா சொன்னாங்க நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். நீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த வந்த போலீஸ்கிட்ட காமிச்சாங்க. ட்ரெயின்ல வந்த போலீஸ்கிட்ட காமிச்சாங்க. அதனால தான் அந்த போலீஸ் வந்து ட்ரெயின்ன ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி அந்த விமென்ஸ் போலீஸ் ஸ்டேஷனு கிட்ட கூட்டிகிட்டு போய் எங்களுக்கு எல்லா ஒர்க்கும் முடிச்சாங்க. ரொம்ப நேரம் ஆச்சு. அங்க ஒரு 35 மினிட்ஸ் அந்த ரேஞ்சில்ல தான் இருந்துச்சு. அந்த ட்ரெயின்ல வந்து அந்த ஸ்டேஷன்ல வந்து ஒரு 25 மினிட்ஸ் அந்த ட்ரெயின் நிக்குமாம். அதனால ஆ அந்த ட்ரெயின் நிக்கும் அப்படின்றதனால அது வந்து பெரிய ஸ்டேஷன்னாம். அதனால 20 நிமிஷம் நிக்கும். அப்போ எங்களுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா ஓ ஒரு 10 மினிட்ஸ் நின்னுச்சிங்க அவ்வளவு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டிடிஆர் கிட்ட எல்லாம் கான்டாக்ட் பண்ணி எல்லாமே சொல்லிட்டாங்க.
ஓஹோ! ம். அதான், அதான்ங்க. ம். <laughs> அந்த அண்ணாக்கு ஹிந்தியும் தெரியும், தமிழும் தெரியும்ங்கிறது அவைங்களுக்கு தெரியல. அ. புரியுதுங்க. ஆஹ. அருமைங்க. ம்ஹ்ம். ஓஹோ! அதான், அதாங்க. ஓஹோ! சரிங்க. ம்ஹ்ம். அதான், அதான்ங்க. ம். ஆ புரியுது, புரியுதுங்க. ஓஹோ! பரவாயில்லங்க. அதாவது நம்ப ஒரு பிரச்சனை அப்படின்னா, போய் கேட்கும்போது உதவிக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்கல்ல. ஆ நம்ம மொதல எல்லாம் தனியா போறக்கு அவ்ளோ பயப்படுவோம். ஆனா, போனா தான் தெரியுது. பிரச்சனை வந்தா கூட அத சமாளிக்குறக்கு நமக்கு உதவி செய்யறக்கு இத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்கிறது.
அப்புறம் கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பாங்க. இப் கண்டிப்பா, கண்டிப்பா. மொழி வந்து நம்ம எல்லா நேரத்திலேயும் எல்லா மொழியும் நம்பளுக்கு தெரியும்ன்னு சொல்ல முடியாதுங்க. ஆனா, அந்த ஆ கண்டிப்பா, அத வந்து நாம் ஒரு பிரச்சனையில இருக்கும்போது கூட இருக்கிறவங்க யாராவது உதவும்போது அந்த அது வந்து ஒரு பெரிய விஷயமா நம்ப இருக்கோம். நம்ப சமாளிக்கிறத விட்டு நம்மளுக்கு உதவும் மொழி தெரிந்த ஒருத்தர் நம்மளுக்கு உதவும்போது அது ரொம்ப நமளுக்கு ஒரு பெரிய இப்ப எங்களுக்கெல்லாம் அந்த அந்த நினைச்சே பாக்கல்லங்க. ம் அந்த சார் எங்க ஆபீஸ்ல சார்க்கு எல்லாம் போன் பண்ணி சொல்லும்போது "பரவால்ல நீங்க மீட்டிங்கும் வேணாம். ஒண்ணும் வேணாம் வந்துடுங்கன்ற" அளவுக்கு அவங்க சொல்லி பயந்துட்டாங்க. ஆ.
கண்டிப்பா தெரியாதுங்க. ம். ஆ. ஆமாங்க. கண்டிப்பா. ம். ம். புரியுது, புரியுதுங்க. ஏன்னா, அ அவங்கள நம்பி தான் நீங்க போயிட்டு இருக்கிறீங்க. ஆனா, இப்படி ஒரு பிரச்சனை உங்களுக்கு வரும்ன்னு அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க.
கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா, எதிர்பார்க்கல. அவங்க நெனைச்சி கூட பாக்கல. அது வந்து அவங்க பேசின ரொம்ப பேட் வேர்ட்ஸ் எல்லாம் பேசியிருக்கிறாங்கங்க அவங்க 2 பேரும் அவங்க. அதனால தான் அந்த ட்ரெயின் நிக்கிற அளவுக்கு அது போச்சு. இல்லன்னா, நின்றுருக்காது. அந்த போலீஸ் வந்து எங்களோட புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆ 2 கே பொம்பள பிள்ளைகள் தனியா போதுங்கன்னு. நாங்க சொல்லிட்டோம். எங்க 2 பேரும் நாங்க போய்ட்டு எங்க ஊருக்கு போற வரைக்கும் ஏதாவது பிரச்சனைன்னா, அது கண்டிப்பா இந்த பசங்களால தான் ஆகும். ஆ நாங்க வந்துட்டு நாங்க கம்ப்ளெயிண்ட்டா குடுத்தோம். நீங்க எதுவும் ஆக்ஷன் எடுக்கலன்ற மாதிரியும் நாங்க சொல்லுவோம். ஏன்னா, நாங்க வேற ஊர்ல இருந்து வந்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அந்த விமென் போலீஸ் எல்லாமே ரொம்ப பிரெண்ட்லியா எங்கள்ட்ட பேசி நல்லா புரிஞ்சி கிட்டாங்க அவங்க நாங்க சொன்னதையும். அதனால தான் எங்களுக்கு இந்த ஒரு கட்டத்துக்கு நாங்க நகர முடிஞ்சிச்சு. அ ஹ கண்டிப்பா.
ம். அதான் அதாங்க. ம். ம். ஆமாங்க. ம். <laughs> ஆஹ. சரி, சரிங்க. அருமைங்க, அருமைங்க. அ. ஆமாங்க, புரியுது. இப்போ வந்துட்டு, அ அந்த நபரோட தொடர்பில இன்னும் இருக்கிறீங்களா?

ஆ இப்போ இல்லங்க. அதாவது ஒரு ஆ கொஞ்ச நாள் இருந்த ஒரு ஒரு 3 வருஷம் இருந்தோங்க, அந்த அண்ணாகூட. ரொம்பவே நல்லா ஃப்ரண்ட்லியா பேசுற நல்லா ஒரு அண்ணா அவுங்க. அதுக்கு அப்பறமா <tsk> என்னோட ஃபோன் வந்து ஒரு நாள் தொலைஞ்சு போச்சு. அதனால அதுல இருக்க கான்டெக்ட் எல்லாமே போயிடுச்சு. என்கூட வந்த ஃபிரண்டோட நம்பரே என்கிட்ட இல்லாம போயிருச்சு. ஏன்னா, எல்லார் நம்பரையுமே நம்மஸ் ஆ ஏன்னா, நம்ம எல்லார் நம்பரும் ஃபோன்ல சேவ் பண்ணி வச்சிட்டேன். எனக்கு இப்ப தான் அந்தப் புத்தி வருது. நம்ம Gmail ல சேவ் வச்சா எப்பிடி இருந்தாலும் அவுங்க எல்லார் நம்பரையும் எடுத்துர்லாம்.
சரிங்க. ஆஹா! சரிங்க. அடடா! அச்சோ! <laughs> இது தாங்க சங்கடமான ஒண்ணு. ஆமாங்க. ம். ஓ! அது சரி, சரி. அதாவது ஃபோன் ஸ்டோரேஜ்ல சேவ் பண்ணி இருந்துருக்கிறீங்க. SIMலயும் பண்ணல Gmail லயும் பண்ணல. ம்.
ஆமா. கண்டிப்பா. ஆ. ஜிம் Gmail லயும் பண்ணல. எதிலயும் பண்ணாதுனால அது போயிடுச்சு. அப்பிடி. இப்போ வந்து அது எல்லாத்தையும் ப்ராப்பரா gmail பண்றமாரி ஆயிடுச்சு. நல்லா பேசுவாங்க அந்த அண்ணா, எ ஏ உண்மையச் சொல்லணுனாங்க. நாங்க நா 4 நாள் அங்க போக 2 நாளு அங்க 2 நாள் தங்கி இருந்தோம். அது விட்டு நாங்க ப்ளைட்ல போய் இறங்கிற வரைக்குமே அந்த அண்ணா எங்களுக்குக் கால் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சேஃப்பா இருக்கீங்களா? எந்தப் பிரச்சனையும் இல்ல. நான் இந்த டெல்லி இல்ல. எங்களக் கொண்டுவந்து அந்த ரூம்ல அவுங்க தான் விட்டுட்டு போனாங்க. விட்டுட்டு போயிட்டு ஃபிளைட் ஏத்தவும் அந்த அண்ணா வந்தாங்க. ஆ, அவுங்களுக்கு தெரியாது அப்பிடின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா ஒரு மணி நேரம் பர்மிசன் போட்டு எங்களுக்காக வந்து எங்கள ஃப்ளைட் ஏத்தி விட்டு உணவெல்லாம் வாங்கி கொடுத்து, சாப்பிட வச்சு அனுப்பிச்சாங்க. அப்பலாம் மறக்கவே முடியாது பாருங்க. நாங்க கண்டிப்பா.
அடடா! புரியுதுங்க. ம். ஆஹா! ம். ஓஹோ! ம்ஹ்ம். ஓஹோ! அருமைங்க. ஆஹா! ம். ம், ம். ஓஹோ! <laughs> ம். பரவாயில்லங்க. பரவாயில்லங்க. அ கண்டிப்பாங்க. அப்பிடியே வந்து ஒரு நெகிழ்ச்சியா இருக்குது, அத கேக்கும்போது <tsk> இப்பிடி எல்லாம் வந்துட்டு நம்மளோட நாட்ல வந்து மனிதர்கள் இருக்கிறாங்க. இவ்ளோ பெண்களுக்குப் பாதுகாப்பு குடுக்கிறாங்க அப்பிடின்னு கேக்கும்போது, ரொம்ப பெருமையா இருக்கு.
கண்டிப்பா. நாங்க வந் கண்டிப்பாங்க. கண்டிப்பா. சில பா பாதுகாப்பில்லாத நேரத்துல இவ்ளோ பாதுகாப்பு அந்த அண்ணன் எங்களுக்குக் குடுத்துருக்காங்க. ஆ நாங்க ஆபீஸ்ல போய்ச் சொன்னதுங்க ஆபீஸ்ல சார் வந்து நீங்க நெக்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டுக்கு வரும்போது நீங்க எங்க ஆபீஸ்க்கு வரணுன்னு சொல்லி அலுங்கள வர வச்சு அன்னக்கி அவுங்களுக்கு வந்து நாங்க ஒரு சர்ப்பிரைஸ் பார்ட்டி மாரி ரெடி பண்ணி அவுங்களுக்கு குடுத்தாங்க. எங்க ஆபீஸ் மூலியமா! நாங்க இல்லங்க. எங்க சார் அவுங்களுக்கு எல்லாமே பண்ணாங்க. அ ஒரு நான்வெஜ் விருந்து, கேக்குன்னு
ம். ஆமாங்க. ம். அச்சோ <laughs> ஆஹ. அதாங்க புரியுது. ஏன்னா, அந்த அந்த சாரோட பொறுப்புல இருந்து இவரு பாத்துக்கிட்டாரு அப்பிடிங்கிறனால அவருக்கும் அந்த நெகிழ்ச்சி வருது. ஏன்னா, கேக்கும்போது எனக்கே அந்த அளவுக்கு நெகிழ்ச்சி வருதுன்னா, அ அந்தப் பொறுப்ப அவரு எடுத்துச் செஞ்சமாரிதானங்க. ம். ஆமாங்க.
கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பாங்க. கண்டிப்பா. உண்ம அதுதாங்க. அது வந்து அந்த அண்ணாவ நாங்க அ ரெக்கொஸ்ட் பண்ணி கூப்பிட்டோம். அவுங்க வரமாட்டேனாங்க. ஆ "இதுலாம் என்னம்மா! ஒ நான் உங்கள தங்கச்சியா பாக்குறேன் 2 பேரையும் உங்க ஒரு உதவி." என் தங்கச்சிய நான் பண்ண மாட்டன்னா! அப்பிடின்ற மாரிக்க பரவால்லண்ணா! நீங்க வாங்க அப்பிடி சொல்லி வர வச்சுக்கோங்க. <laughs>
ஆஹா! ஆஹா! ஆமாங்க. ம்ஹ்ம். ஆனா அவரு செஞ்சது வந்து ரொம்ப சிறப்பான செயல். ஏன்னா 10 பேத்த எதிர்த்திருக்கிறாரு. ஒருத்த ஆ ஒரு ஆளு 10 பேத்த எதிர்த்து ஒரு செயல் செஞ்சிருக்கிறது அப்பிடிங்கிறது ரொம்ப சிறப்பானது.
கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பாங்க. கண்டிப்பா. அது அவுங்க ஊருன்னும்போது நிறைய பேர் வந்துட்டாங்கனா, பிரச்சனை ஆயிடும். அதெல்லாம் பாக்கல அவுங்க <chuckles> கண்டிப்பா.
ஆமாங்க. ம். ஆ இவ்ளோ நேரம் வந்துட்டு இப்பிடி ஒரு நெகிழ்ச்சியான ஒரு சம்பவத்த பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. அவ்ளோ நல்லா இருக்கிது கேட்டதுக்கு. ஆ உங்களுடன் மறுபடியும் பேசறங்க. நன்றிங்க.
கண்டிப்பா. கண்டிப்பா உங்க கூடப் பேசுனது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா என்னோட பழைய நினைவுக்குப் போயிட்டு வந்த உங்ககூடச் சேர்ந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நன்றிங்க.
<chuckles> ம்.

அப்புறம் டி-டி-ஆர் க்கு எப்பிடியாவது கான்டாக்ட் பண்ணணும் அப்பிடின்னு சொன்ன பிறகு, டி-டி-ஆரும் ஹிந்தியில தான் அவ்ளோ இதா இருந்தார். இங்கிலீஷ் பேசினாரு அவரு. இருந்தாலும் அந்த அண்ணன் இங்கிலீஷ் அ ஹிந்தி பேசி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. என்ன ஏது அப்பிடின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா ஹிந்தியில ஃபுல்லாமே அவுங்ககிட்ட பேசி வச்சு, அ எங்களுக்கு ரொம்பவே பெரிய உதவி பண்ணாங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஷன்ல ஒரு ஸ்டேஷன்ல நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா இவுங்க எல்லாத்தையும் மாத்தி விடணும் அப்பிடின்னம்போது, அ ஒரு வுமன்ஸ் ஸ்டேஷன் இருந்துச்சு. அந்த ஸ்டேஷன்ல நீ போய் எழுதிக் கொடுங்க. <tsk> ஏன்னா உங்களுடைய சொல்லிட்டேன் எங்களோட சேஃப்டி ரொம்ப முக்கியம். எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு செக்யூரிட்டி வேணும். இல்லன்னா, எங்கள பிளேஸ் மாத்தி விடுங்க அப்பிடின்றமாரி பிளேஸ் கிடையாதும்மா! மாற்ற முடியாதுன்ற மாதிரி டி-டி-ஆர் சொல்லிட்டாரு. அப்ப அந்த வுமன்ஸ் போலீஸ்ல போம்போது, அங்க வந்து ஹிந்தி தான் டாமினேட்டா இருந்துச்சு. அப்ப இந்த அண்ணா தான் எங்களுக்கு கூட வந்தாங்க. வந்து எங்களுக்காக நாங்க சொல்ல, சொல்ல அதை எழுதிறது, ஹிந்தில தான் எழுதி தரணும், இல்லை இங்கிலீஷ்ல எழுதுங்கன்ட்டாங்க அந்த அண்ணன் ஹிந்தியில நான் எழுதிக்கலாம். அப்ப தான் அவுங்க வந்து டக்குனு கொஞ்சம் நடவடிக்கை எடுப்பாங்க அப்பிடின்ற மாரி சொல்லிட்டாங்க. அதனால சரி ஹிந்தியில எழுதலான்னு சொல்ட்டு, அந்த அண்ணா எல்லாமே ஹிந்தியில எழுதி ப்ராப்பரா எல்லாமே கொடுத்து, எங்களுக்கு ஏ 2 பேருக்கும் டிரான்ஸ்லேட் பண்ணி நல்லா புரியிறமாரி வச்சு, ஒரு 2 ஸ்டாப் கிடைத்தது. அந்த 10 பேரும் ஜென்ரல்ல ஹிந்தி இதில இருக்கக்கூடாது அப்பிடின்னு சொல்லி அவுங்கள எல்லாத்தையும் மாத்தி விட்டாங்க. அன்ரிசர்வ் அ மாத்திவிட்டாங்க. அந்த ஸ்லீப்பர்ல இருக்காம ஆமா. கண்டிப்பா, அப்போ வந்து எல்லாருமே எங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணாங்க. பரவாயில்ல, துணிச்சலா ஒரு பொம்பள பிள்ளைகள் நீங்க பண்ணியிருக்கீங்க அப்பிடின்றமாரி, நாங்க வந்து அந்த அண்ணனுக்கு அப்ரிஷியேட் பண்ணோம். இவுங்க
ஓஹோ! அருமைங்க. ம். ம். அருமைங்க. ஆ. ஆஹா! ஆஹா! சரிங்க. ஆஹா! ஆ, புரியுதுங்க. ம். ஓஹோ! ஆஹா! ஆ. <laughs> அருமைங்க, அருமைங்க. சிறப்பான செயல் செய்திருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. ஆமாங்க. ம். ஆமா. அவரு இருக்கவும் தான் உங்களால வந்து அந்த ஹிந்தியில எழுத முடிந்தது. டிரான்ஸ்லேட் பண்ண முடிஞ்சது.
அன் கண்டிப்பா. ஆ கண்டிப்பா. அவுங்க சொன்னமாரி ஹிந்தில எழுதிக் கொடுக்காம, இங்கிலீஷ்ல எழுதிக் கொடுத்தாலும் அந்த பேப்பர வாங்கி வச்சுட்டு அவுங்க ம். அவ்ள தான் ட்ரெயின் மூவ் பண்ணி விட்டிருப்பாங்க. அவ்வளவு தான் முடிஞ்சு போயிருக்கும். அந்தமாரி இருந்திருக்கும். ஏ ஹிந்தில எல்லாம் எழுதிக் குடுக்கவும், அந்த ஆபிசர்ஸ் எல்லாம் உடனே எடுத்து படித்து, ஒகே, அப்பிடின்றமாரி எடுத்து உடனே அதற்கு அடுத்த ஸ்டெப்பு அவுங்க எடுத்துட்டாங்க அப்பிடின்னும்போது, ரொம்பவே ஒரு ஹேப்பியாக இருந்துச்சு அந்த இடத்தில. ஒரு சந்தோஷம் தான் ரொம்ப நெறஞ்சிருந்துச்சு.
ஆ புரியுதுங்க. ம். அருமைங்க. ஆஹா! புரியுதுங்க. இப்போ அந்த நபர் வந்துட்டு ஏங்க பிரச்சனை பண்றீங்க? ஒரு 2 நாள் தானே விட்டுறலாம்ல அப்பிடின்லாம் சொல்லலீங்களா! உங்கள்ட்ட.
இல்ல, இல்லை. அவுங்க வந்து அப்பிடி சொல்லவே இல்லை. ரொம்ப நீங்க ஆங் ஏன்னா நீங்க 2 நாள் 2 நாள் நைட் அந்த ட்ரெயின்ல நம்ம இருக்கணும். 3வது மூன்றாவது நாள் காலையில தான் நம்மள கொண்டு போய் அந்த இடத்தில விடுவாங்க அப்பிடின்னம்போது, ஒரு பொம்பள பிள்ளைங்க 2 பேரும் தனியாக வந்திருக்கிறீங்க. அதுக்கு அப்புறமும் தனியாக ஒரு 2 நாள் நீங்க அந்த ஊர்ல இருக்கப் போறீங்க! அப்பிடின்னம்போது, அது உங்களுக்கு வந்து சேஃப்பா இருக்காது. ஏன்னா, அந்த பசங்க எப்பிடின்னு நமமளுக்கு தெரியாது. அவனுங்க அ எ ஒருவேள, நம்ம இப்பிடி பண்ணிட்டனால, பாலோப் பண்ணி கூட அவுங்க ஏதாசச்சும் பண்ணலாம் அப்பிடின்றால, ஆம், நீங்க பண்ணது ரொம்பவே சரியாக இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு பிரச்சனைன்னா, டக்குனு இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கான்டாக்ட் பண்ணும்போது, நீங்க ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தது முதற்கொண்டு அவுங்க எல்லாமே டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க. அதனால நீங்க பயப்படாதீங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் உங்களுக்கு ஹெல்ப் எவ்ளோ உதவினாலும் உதவுறேன் அப்பிடின்னாரு <chuckles>
அதான் கேட்டேங்க. ஆமாங்க. கண்டிப்பா. ஆமாங்க. ம்ஹ்ம். ஆமாங்க. கண்டிப்பாங்க. ஆமாங்க. இப் ஆஹா! சரிங்க. இப்போ எனக்கு என்ன ஒரு கேள்வி வருது அப்பிடின்னா, அ நீங்க வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல எழுதிக் குடுத்தீங்கள்ல, அ அந்த நேரத்தில அந்த ட்ரெயின் டைமிங் அதெல்லாம் என்ன ஆச்சுங்க?
கண்டிப்பா. கண்டிப்பா.